இப்போ நீங்க எதையாவது பத்தி யோசிச்சிட்ருக்கும்போது, சடனா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், "இந்த இந்தமாரி விஷயங்கள இப்படி ஒரு ஐடியாவ வச்சு நம்ம கையாளலாம். அப்ப அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும்." அப்படின்றமாரி நினைச்சிங்க அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுலேயோ நோட் பண்ணி வப்பீங்களா? இல்ல யார்க்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்குவீங்களா? இல்ல உடனடியா அத வந்து முயற்சி செஞ்சு பார்த்துருவீங்களா? உங்களுடைய அந்த முறை என்ன? என்கிட்ட பகிர்ந்துக்கங்களேன்!
ம். ம். கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் எப்போ வந்து நம்ப அமைதியா இருக்கமோ, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்பலாம் நான் வந்து நடைப்பயிற்சி பண்றனோ. இல்ல எதோ ஒரு பயணத்தில இருக்கனோ, இல்ல எங்க அமைதியா அ இருக்கோ, இப்போ ஒரு படுத்துட்ருப்போம், எதோ யோசிச்சுட்ருப்போம். அந்தமாரி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐடியாலாம் வரும். இப்போ நான் என்ன யோசிப்பன்னா, "இப்ப எது நம்ம வீட்டில ஏன் நிறைய வேலை இருக்கு. நம்ம ஏன் திரும்ப, திரும்ப செஞ்ச வேலையத் திரும்ப செய்றோம்." அப்படின்றமாரி எதோ ஒண்ணு யோசிக்கும்போது பட்டுன்னு ஒரு ஐடியா வரும். ஒண்ணு பக்கத்தில எங்க கணவர் இருந்தாருன்னா, நான் அவர்க்கிட்ட உடனே சொல்லிடுவேன். "நம்ப இதுக்கு பதிலா இப்பிடி பண்ணா கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக முடியும்ல. அதேமாரி நமக்கு நேரமும் வந்து கம்மியாக செலவாகும்ல!" அப்பிடின்ற மாதிரி சொல்லிவிடுவேன். அவரும் இல்லேன்னு வச்சுக்கோங்களேன், கையில எப்பயுமே நம்மக்கிட்ட கைபேசி இருக்கும். அதில வந்து நானும் எங்க வீட்டுக்காரரும் ஒரு குழுல இருக்கோம். வாட்ஸ்அப் செயலில. நாங்க எங்களுக்கு மட்டும் இந்தமாரி பிரத்யேகமாக ஒரு குழு வச்சிருக்கோம். அந்த குழுட் ஆமா. <laughs> ஏன்னா
ம், ம். ம், ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. 2 பேருக்கா? அ. ஏன் அத சாட்டாவே பயன்படுத்தலாமே!
இல்ல, இல்ல. இப்ப சாட்ல்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். அந்த ஐடியாலாம் மறந்துடும் அப்பிடியே மறைஞ்சு போயிடும் இல்லயா! அந்த மெசேஜ்லாம் மேல கீழ போயிடும். அதனால வந்து நம்மளால கரெக்ட்‌டாக அத வந்து நம்ம தேடி ட்ராக் பண்ணி எடுக்க முடியாது. நாங்க இந்த செயலில வந்து ஐடியா அப்பிடின்னு சொல்லியே ஒரு குழு வந்து வச்சிருக்கோம்.
ம். நிச்சயமா, நிச்ச ம்ஹ்ம். ஓஹோ! ஓ! அருமை, அருமை ஏன்னா, அதான் நீங்க சொன்ன மாரி, எதுக்கு எந்த ஐடியாவை பயன்படுத்துறது, அதை எப்போ நோட் பண்ணி வச்சோன்றது மறந்துரும். இந்த மாதிரி, தனியா ஐடியான்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அதில போட்டு வச்சுக்கிட்டா, நமக்கு எப்போ தேவைப்படுதோ, அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே! அ.
<chuckles> ஆமா. ஆமா. கண்டிப்பா. அந்த ஐடியான்னு போட்டுருவேன். இப்ப, நம்ம வீட்ல வந்து டெய்லி நெறைய யோ சின்ன சின்ன வேலைகள், ஒரு எடத்தில வைப்போம். அந்த பொருளை, அந்த எடத்தில இருக்காது. இல்ல, நம்பளே கை மாத்தி வைப்போம். ஒண்ணும் இல்லங்க. நான் கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்லுலாம் எடுத்துட்டு வந்தேன்னா கரெக்ட் அங்கங்க வச்சுருவேன். டிவிக்கு கீழே வச்சுருவேன், புக்குக்கு நடுவுல வச்சுருவேன், சமையல் அறையில வச்சுருவேன். "இது என்னதான் பண்ணுறது?" எல்லா அப்புறம் திடீர்னு எனக்கு அந்த பில்லு வேணும், இல்ல ஏதோ மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தவிப்பேன். எங்க வச்சோம் இத? இதுக்கடியில இருக்குமா, இதுக்கடியில இருக்குமான்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அதனால என்ன பண்ணேன், அதுக்குன்னு சொல்லிவிட்டு கடைகள்ல வந்து ஒரு ஆர்கனைசர் பேக் மாதிரியே விக்கிறாங்க. அதை என்ன பண்ணேன், உள்ள வந்ததும் நம்ம எங்கே போய் நம்ம இந்த காய்கறிகளோ, இல்ல எந்த பொருளோ உட்காந்து பிரிப்பமோ, அது பக்கத்தில அத வந்து நான் ஒட்டிட்டேங்க. ஒட்டினதும், அந்த பில் எடுத்து அப்படியே சு உள்ள அந்த பேக்குள்ள வந்து நான் சொருவிடுவேன். அது வந்து, செவத்துல ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்கும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஓ! ம். ம்ஹ்ம்.
அதில வந்து போட்டுருவேன். அப்ப எனக்கு எப்போ வேணுமோ, கரெக்டா அதில போய் எடுத்துருவேன். இது வந்து ஆமா.
அ. அதாவது ஒரு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக புதுசா ஒரு ஐடியா பண்ணி அத நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இந் இந்த இடத்துல தான் உங்களை பாராட்டணும். அ. ஆ.
<laughs> ஆமா. நான் என்ன பண்ணுவேன் இந்த குழுக்கள்ல வந்து இப்போ வேலை நேரங்கள்ல வேலை செஞ்சுட்ருப்போம். திடீல்னு எனக்கு வேலை செய்யும்போது, நடுவுல ஒரு சிந்தனை வந்து போகும். ஏ காலையில நம்ம இது இப்படி பண்ணோமே, இது இப்படி பண்ணலாமோ அப்படின்றப்ப அவ்வளோதான். அந்த குரூப்புல போட்டுருவேன். அப்போ வந்து எங்க வீட்டுக்காரருமே பாத்துருவாரு, நானும் பாத்துருவேன். இப்ப ஏதோ ஒரு பொருள் வெளிலேருந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு அவர் வரப்போ, "சரி, இதுக்கு நான் இதை வாங்கினு வந்துர்றேன். நம்ப இத இப்டி சரி பண்ணிட்டோன்னா நம்ம வீட்டு வேலைகள் கொஞ்சம் சுலுவா இருக்கும்" அப்படின்ற மாதிரி நாங்க வந்து ஏன்னா நானே வச்சிருந்தா நான் மறந்துருவேன் இல்லையா, இதை பண்ணணுமேன்னு நினைச்சோமே அப்படின்னு மறந்துருவேன் இல்லையா! இப்போ அவரு சொல்லும்பொழுது நான் அத வந்து பண்ணுவேன். இன்னொண்ணு ம். சொல்லுங்க.
ம்ஹ்ம். ஓ! ஓ! <chuckles> நிச்சயமா, நிச்சயமா. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதையாவது ஒரு சடனா ஒரு ஐடியா வந்து, ஏதோ ஒரு முக்கியமான வேலையில மூழ்கியிருக்கீங்க. அப்புறம் ஒரு இமீடியேட்டா ஒரு ஐடியா வருது, "சரி அதை செஞ்சு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சு பார்த்து. அந்த ஐடியா ஹிட்டான ம். ஹிட் ஆயிருக்குங்களா? அது ஒரு, "நல்ல வேளை நமக்கு அந்த இடத்தில இப்படி தோணுச்சு" அப்படின்னு.
அ. ஆ. நெறையங்க. நான் எனக்கு எதெல்லாம் தோணுதோ, இப்ப அலுவலகத்தில இல்ல, வீட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்தப் பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குனா, அப்பிடியே உட்காந்து செய்ய ஆரம்பிச்சுருவேன் நானு. அது எதுவா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம அலுவலகத்தில இருக்கோம் அப்பிடின்னா, "நான் சாயங்காலம் வந்து செய்யலாம். இல்ல, சனி, ஞாயிறுல வந்து, விடுமுறை நாட்கள்ல செய்யலாம்." அப்பிடின்றமாரி ஒரு நேரத்த வந்து நான் குறிப்பிட்டு வச்சுருவேன். அந்த நேரத்தில போய்ட்டு அந்த வேலைய செய்யிறதுக்காக, நான் கொஞ்சம் வந்து வேலைகள்லாம் ஈடுபடுவேன். இதுல, என்ன பண்ணுவேன் தெரியுமா? ப் இது நாம் ஒரு ஒரு ஹிட் ஆச்சுன்னு கேட்டீங்க பாத்தீங்களா, நானும் என் கொழந்தையும் வந்து, வெளையாடுவோங்க. எப்பயுமே விளையாடிட்டு, அந்தமாரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு கிராஃப்ட்லாம் பண்ணுவோம். பேப்பர்லாம் வெட்டி பூமாரி செய்யறது, அப்படிலாம் பண்ணுவோம். ஒரு நாள் நானும், என் கொழந்தையும் வந்து பிஸ்தா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ, அந்த பிஸ்தாவோட ஓடுகள்லாம் இருக்கும்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு, உறுதியா இருந்துச்சு. இத வச்சு என்ன பண்றது? இத குப்பையில போடுறதுக்குமே எனக்கு வந்து தோணல. ஏன்னா, அது அப்படியே சுத்தமா இருந்தது. நான், ஒரு சில கடைகள்ல வந்து பாத்துருக்கேன். இந்த வீடுகள்லயுமே பாத்துருக்கேன். இந்த வீட்ல வந்து, அலங்காரத்துக்காக இந்த பிஸ்தாவோட ஷெல்ல யூஸ் பண்ணி, கண்ணாடியில வந்து அத ஒட்டி ஒரு டெக்கரேஷன் பொம்ம மாதிரி மாத்தி, அத வந்து அவுங்களுடைய இந்த லிவிங் ரூம்லலாம் மாட்டி வச்சிருந்தத நான் ஒருத்தவங்க வீட்ல வந்து பாத்தேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஆமா. ம், ம். ஆமா. சரி.
அது, நான் அங்க பாத்தேனே தவிர, எனக்கு அத நம்பளும் பண்ணி முயற்சி பண்ணணும் அப்டின்னு எனக்கு வந்து தோணவே இல்ல, சரிங்களா! இப்ப நம்ப வீட்ல நிறைய பிஸ்தா வாங்கி சாப்பிட்றோம், நிறைய ஓடு இருக்கு அப்பிடின்னு போ தோணும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, "நம்ப கண்ணாடி மட்டும் ஏன் சிம்பிளா இருக்கு? நம்பளும் வந்து இத அழகா அலங்கரிச்சு, ஒரு வண்ணம் பூசி வச்சா கொஞ்சம் அழகாக தெரியுமோ" அப்பிடின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
ஆனா, எனக்கு எங்க வீட்ல கண்ணாடி வந்து சதுரமா இருந்தது. ஆனா, நமக்கு வந்து வட்டமா இருக்கக்கூடிய கண்ணாடில வந்து, நான் அப்பிடி பண்ணாதான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பாக்க.
ஓ! சரி. ம்ஹ்ம்.
அந்த வளைவு இருக்கும் இல்லயா? அந்த வளைவுல சுத்தி ஒட்டுறப்போ, அது அழகாக இருக்கும்ன்றதனால நான் என்ன பண்ணேன், உடனே கிளம்பி போயிட்டு ஒரு வட்டமா இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்ங்க. வட்டமா இருக்க கூடிய
சரி. அதாவது அந்த வேஸ்ட் துவலைய வந்து நம்ம வ தூக்கி போடக்கூடாதுன்னு அதுக்காகவே நீங்க செலவு பண்ணி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்தீங்களா? அ.
ஆமா. இல்லங்க, இப்ப எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கண்ணாடி தேவைப்படும். இப்ப எங்க வீட்ல கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா, வெறும் ஹால்‌ல மட்டுந்தான் இருக்கு. பூஜை ரூம்லலாம் வந்து இல்ல. இப்ப பூஜை ரூம்ல வந்து சாமி கும்பிட்டோம். இப்ப விபூதி வைக்கணும், குங்குமம் வைக்கணும் அப்பிடின்றப்போ நமக்கு கண்ணாடி தேவைப்படும். நான் அப்ப என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து போய் ஹாலுக்கு போய் குங்குமம் வச்சுட்டு வருவேன். அதேமாரி காலையில அலுவலகத்துக்கு கிளம்பும்பொழுது, பூஜை ரூமுக்கு போய் குங்குமம் எடுத்துட்டு, மறுபடியும் ஹாலுக்கு வந்து வச்சுப்பேன். ஏன்னா, எனக்கு அங்க வைக்கிறதுக்கு வந்து எடோ இல்ல குங்குமம் எதுவும். அதேமாதிரி ஒரு ஒரு நேரமும் சாமி ரூம்ல இருந்துதான் எடுத்து வைக்கணுன்றமாரி, எனக்கு ஒரு நம்பிக்க.
ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அப்படி இருக்கு, அப்படின்றதனால நான் இப்ப என்ன பண்ணேன், "சரி நம்ப இத அலங்கரிச்சு, நம்ப இத வந்து ஹால்‌ல மாட்டிக்கலாம். அந்த சதுரமா இருக்கக்கூடிய கண்ணாடியை கொண்டு போய், பூஜை ரூம்‌ல வச்சிறலாம்." அப்படின்னு, எனக்குத் தோணுச்சு.
ஓஹோ! ம்ஹ்ம் ம். செம ஐடியா பண்ணியிருக்கீங்களே! அந்த ஐடியா ஹிட் ஆச்சுங்களா? அத நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு, அழகா வந்துச்சுங்களா?
<laughs> சூப்பரா வந்துச்சு! சூப்பரா வந்துச்சு! என் குழந்தைக்கும் வந்து சனி, ஞாயிறு என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப திரும்ப தொலைக்காட்சியே பாத்துட்டு இருந்தா என்னங்க, ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம மூளையே, வேல செய்ற மாரி தோணாது. "நம்ம மூளைய அப்படியே வச்சிருக்கோமோ?" அப்படின்னு, எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும், எப்போ படம் பார்த்தாலும். <laughs> அதாவது
ம நிச்சயமா. <chuckles> ம், ம். அதான் அப்போ, அத வச்சு நம்ம எதாவது பண்ணணும். மூளைய வச்சு, சும்மா வச்சிட்ருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க யோசிச்சு, வ் அழகா வந்து அந்த கண்ணாடிய நீங்க ரெடி பண்ணிட்டீங்க!
ஆமா. ஆமா. நானும் என் குழந்தையும் உக்காந்து அழகா 1, 1 எடுத்து ஒட்டி, சரி இது இப்படி அவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே தான் வச்சிருந்தாங்க. அதாவது, அந்த கலர் கூட மாத்தவே இல்ல. அந்த பிஸ்தாவுடைய, அதே நிறத்தில வச்சிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், எங்ககிட்ட இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாம் போட்டு, அது ஒரு மயில் மாதிரி நாங்க வந்து ம கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணி, ரொம்ப அழகா வந்துச்சுங்க. அத அப்படியே பண்ணி மாட்டிட்டோம். இது எதுவுமே எங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. அவரு வேலைய முடிச்சுட்டு வந்தாரு. எனக்கு வந்து விடுமுறை. எங்க வீட்டுக்காரு வந்து, அலுவலகத்துக்கு போயிருந்தாரு. வந்ததும், வந்துட்டு என்னை வந்து கேக்குறாரு, "இத எங்க போயி காசு குடுத்து வாங்கிட்டு வந்த? எதுக்கு இது வாங்கிட்டு வந்த? இப் இப்ப எதுக்கு இதுக்கு செலவு பண்ணி வச்சிருக்க. நம்ப வீட்டில தான் கண்ணாடி இருக்கே?" அப்படின்னாரு. அப்புறமா நாங்க வந்து, "இல்ல இல்ல, இந்த சாதாரண ஒரு கண்ணாடி வாங்கிட்டு, நாங்க இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருந்தோம்." அப்படின்னோம். ரொம்ப அழகா இருக்குங்க. எங்க வீட்டுக்கு, யார் வந்தாலுமே, அத கேப்பாங்க.
ஆஹ். ம்ஹ்ம். ஓ! சூப்பர், சூப்பர். ம்ஹ்ம். <laughs> ஆ. ம், ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
இந்த மாதிரி, எங்க வாங்குனீங்க? அப்படினிட்டு, ஒரு ஒரு வாட்டியும் சொல்வ
ஓ! அ, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கைவினைப் பொருட்கள். இதெல்லாம் ன் அந்த மாதிரி புதுசா ஒரு ஐடியா வரது ஓகே தான். ஆனா வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லையோ, இல்லை கொஞ்சம் பெரிய ஒரு துயரத்திலயோ மாட்டிட்டு இருக்கும்போது, "இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம்?" அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கப்போ, அப்போவும் இல்லனா, ஒரு ஐடியா வந்து அ அது ஹிட்டான மாதிரி உங்களுக்கு எதுவும் அ அனுபவம் இருக்குங்களா?
ம். ம். ஆ, இது வந்து எப்போ நடக்கும்னா? எங்க கூட்டு குடும்பத்தில வந்து நடக்குங்க. அதாவது, எங்க போனாலும் எங்க மாமியார்க்கிட்ட வந்து, நாங்க வந்து சொல்லிட்டு தான் போணும். சரிங்களா? இப்போ நான் வந்து அவங்களுக்கு, பிடிக்காத ஒரு எடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து, "போகாதன்னு சொல்லிடுவாங்க." நம்பளும் அவங்கள மீறி போக முடியாது. அதனால இவங்க கிட்ட, "என்ன சொல்லிட்டு போறது? அப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகவே முடியாதா?" குறிப்பா, என்னுடைய நண்பர்களோட போறப்போ. என்னுடைய தோ ம் தோழிகள், நண்பர்களோட ஏதாவது வெளியில போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து, கேட்டுட்டே இருப்பாங்க. "எங்க போ போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் போக்கூடாது." அப்டினிட்டு. அப்போலாம், எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கும். "என்னடா இது! இந்த மாதிரி நம்மளால கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ப ஃப்ரெண்ட்ஸோட, ஒரு நேரம் வந்து செலவிடவே முடிலியே" அப்படின்ற மாரிலாம் எனக்கு
ம்ஹ்ம். அஹ, அஹ. ம். ம்ஹ்ம். அப்போ, என்ன மாதிரியான ஐடியாலாம் பண்ணுவீங்க? அவங்ககிட்டே அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவீங்களா? இல்ல, அவங்களுக்கு தெரியாம போயிட்டு வந்துடலாம். அப்படின்ற மாதிரி, எதுவும் பிளான் பண்ணுவீங்களா?
ஆஹா. தெரியாமலாம் போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா. எப்டியா இருந்தாலும் மாட்டிக்குவேன். வேற எங்க போறேன்னு சொன்னாலும் மாட்டிக்குவேன். ஒரு நாள் என்னன்னா, எங்க வீட்டுக்காருக்கு அலுவலகம் அன்னைக்கி. நான் போறேன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்காரு, சரி போயிட்டுவான்னு சொல்ட்டாங்க. அவுங்க எதனா சொன்னா கூட பரவால்ல, போய்ட்டு வான்ட்டாங்க. ஆனா, இவங்க நமக்கு பேர் கெட்டுரும் இல்லையா? அவங்க நம்ப பின்னாடி நம்மள திட்டுவாங்க இல்லையா? "சொல்ல, சொல்ல கேட்க மாட்றாங்க" அப்படின்ற மாதிரி. நான் கொஞ்
ம்ஹ்ம். சரி. நிச்சயமா. அது இல்லாம பத்திரமா போயிட்டு வந்துட்டா, பிரச்சனை இல்ல. போற இடத்தில ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ "நான் சொல்லி நீ கேக்காம போய், பிரச்சனை ஆயிருச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் பெரிய ஒரு இஷ்யூவ கிரியேட் பண்ணிருவாங்க. சரிதான். அவங்க சொல்லாம போ முடியாது. <laughs>
ம். ஆமா. கண் இது பத் ஆமா. இத பத்தி என்ன பண்ணலாம், அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு கொஞ்சம் டிப்ரஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து, எங்க அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்றேன். நீங்க வந்து அப்படியே சொல்லி சமாளிச்சுக்கிறீங்களா?" அப்டின்னு. நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களா, "நீ இப்ப திடுதிப்புன்னு வரேன்னு சொன்னா எதனா ஒரு காரணம் சொல்ணுமே" அப்டின்ற மாரிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு "திடீல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க வந்து போணும் அப்டின்னு சொல்லிட்டு, நான் சொல்லிட்டு வரேன். எனக்கு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன்." அப்டின்னு சொல்லிட்டு வரேன் அப்டின்னு சொன்னேன். இந்த மாரி நிறைய யோசிப்பேன். அதாவது, எங்க அம்மாவ சமாதானப்படுத்தி, எங்க வீட்டுக்கார சமாதானப்படுத்தி, இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? இந்த வாக்கிங் போவேன்னு சொல்வாங்க, பார்த்தீங்களா? அப்ப தான் யோசிப்பேன், "இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு போறது? என்ன காரணம் சொல்றது?" அந்த மாரிலாம் யோசிச்சு சொல்லிட்டு, போய்ட்டு வரப்போ என்ன பண்ணுவேனா, எங்க அம்மா கூடயே வருவேன்.
ம். சரி. ம்ஹ்ம். ஆமா. ஆஹ. ஓ! அதாவது நீங்க பண்ணதில்லாம, உங்க வீட்லயும் யாரையாவது உங்க கணவரையோ, அம்மாவையோ கூட சேத்துக்குவீங்க. மாட்னா, எல்லாம் மொத்தமா மாட்லாம். "உங்கள்ட்ட சொல்ட்டு தானே போனோம்." அப்டின்னு சொல்ட்டு. இது வேறு மாரியான பிளானா இருக்கே! அ.
<laughs> ஆமா. <laughs> ஏன்னா, தனியா வந்தாலும் கண்டுபிடிச்சு, திட்டுவாங்க நம்பள. அதனால வந்து இந்த மாதிரி எனக்கு யோசனைகள்லாம் எப்ப வரும்ன்னா, இந்த நைட்டு தூங்க போரப்ப, அத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப வரும். "சரி இப்படி பண்ணி பாப்போமா?"
நிச்சயமா. நிச்சயமா. ஏன்னா வந்து நான் எதா எதாவது ஒரு விஷயம் வந்து மு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்ததோ, இல்ல வ நடந்ததோ அத பத்தி எனக்கு மறந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். "அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அது எப்படி நம்ம, சரி பண்ணோம் அந்த பிரச்சனைய?," அப்டின்னு யோசிச்சிட்டே இருந்தேன்னா, எனக்கு ஞாபகத்துக்கே வராது. நான் தூங்குனேனாலும் என் கனவுல வந்துரும் அது. நான் என்ன பண்ணேன் அப்படின்றது. எப்பவுமே நான் என்ன மறந்தாலும் அது என் கனவுலதான் வரும். அடுத்த நாள் காலைல ஞாபகம் வந்து சொல்லுவேன். "நான் எங்க தூங்கினேன்ல" இப்ப கூட என் கணவரு சொல்லுவாரு. எதோ மறந்துட்டேன்னு சொன்னா, "சரி போய் தூங்கு, உன் கனவுல வரும்." அப்படின்னுவாரு. அந்த மாதிரி, உங்களுக்கு வாக்கிங் போகும்போது தான் புது, புது ஐடியாக்கள் தோணுதுங்களா?
ஆ. ஆமா. <laughs> <laughs> ஆமா. கண்டிப்பா. ஏன்னா மனசு அமைதியா இருக்கும். நம்ம வந்து என்ன பண்லாம்? நம்ப வாழ்க்கைல வந்து எதை நோக்கி பயணிச்சிகிட்ருக்கோம்? நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? நமக்கு யார்லாம் பிரச்சனைகள் குடுக்குறாங்க? இதெல்லாம் அசபோடுவேங்க நானு. இந்த வாக்கிங். அ அது தனியா போறப் ம். சொல்லுங்க.
<chuckles> ஆ. அ. ஆனா. இந்த மாதிரிப் அ, எ இப்போ வந்து ஹிட்டான ஐடியா சொன்னீங்கல்ல, ஏதாவது ஐடியா ஃப்ளாப் ஆயிருக்குங்களா? அந்த மாதிரி மாட்டியிருக்கீங்களா, எப்பயாவது? புதுசா, டக்குனு ஐடியா பண்ணி, "அடடா, இந்த மாரி ஐடியா யோசிச்சிருக்கவே தேவையில்லையே" அப்படின்ற மாரி எப்பயாவது தோனியிருக்குங்களா. உங்களுக்கு?
ஆ. நெறைய வந்திருக்குங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து, எங்க வீட்டிலேயே வந்து, ஏதாவது தப்பு தப்பா ஏடாகூடமா நான் ஒரு கணக்கு போட்டு பண்ணி, அ வீட்ல மாட்டிலாம் அசிங்கப்பட்டுருக்கேன். குறிப்பா எங்க மாமியார்க்கிட்ட. இன்னொன்னு என்னன்னா, நான் நெறைய வந்து இந்த பொருள் நெறைய பொருள் பார்த்துட்டு, நம்ம அத வந்து எதெல்லாம் நம்ப பார்க்கிறமோ அத அப்படியே நான் வந்து ரீகிரியேட் பண்ணுன்னு நெனைப்பேன். <tsk> "நம்பளும் பண்ணி பார்க்கணும், நம்பளாலயும் முடியும். இது சுலபம் தான!" அப்படின்ற மாதிரி. ஏன்னா சும்மா இருக்கோம்ல. நமக்கு கை, கால் சும்மா வேற இருக்காது. <chuckles> அதனால நான் என்ன பண்ணுவேன், இப்ப என் எங்க கணவருடைய இதுவுக்கெல்லாம் வந்து பரிசு குடுக்கலாம். பிறந்த நாளுக்கு பரிசு குடுக்கலாம்ன்னிட்டுலாம், இந்த மாரி ஒரு வாட்டி என்ன பண்னேன்? இந்த ரெசின் ஆர்ட் ன்னு இப்ப சொல்வாங்க. அதாவது உள்ள வந்து புகைப்படம் வச்சு அது மேல ரெசின ஊத்தி
ம்ஹ்ம். <chuckles> சரி. ம்ஹ்ம். <chuckles> அ. அந்து எ ஆமா.
பண்ணுவாங்க. இத நான் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு குட்டி இது வச்சுட்டு ஒரு YouTubeல பார்த்துட்டு, நான் முயற்சி பண்ணேங்க. என்னாச்சுன்னா? என் கை ஃபுல்லா அதில ஒட்டிக்கிச்சுங்க. ஏடாகுடமா நான் கை வச்சு அது ஒட்டிக்கிட்டு அத எடுக்க முடியாம ஒரு வெரல் மட்டும் ஒட்டிக்கிட்டு, அதுக்கப்பறம் என் கணவர் வந்து தான் அதை எடுத்து உட்டாரு. அப்படிலாம் ஆயிருக்கு.
ம்ஹும். ம். அச்சச்சோ! அஹ. சர்ப்ரைஸ் இப்படி ஆயிடுச்சே! உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சே! அருமை அரும. உங்களுக்கு வந்த ஐடியாக்கள், அத நீங்க எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ஒரு வேள வீட்ல தெரியாம பண்ணா, அப்போ எந்த மாதிரியான ஐடியா பண்ணுவீங்க? அந்த வாட்ஸ் அப்ல நோட் பண்ணி வைக்கிறது. அப்படின்னு உங்களுடைய சொந்த அனுபவங்களை என்கிட்ட ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசலாம்.
ஆமா. <chuckles> உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் பேசுவோம். நன்றி.